ஓ! சரி.
அப்பவே ஏ அப்புறம் எப்படிங்க இவங்களுடைய 2 பேருடைய இது வரல அப்படின்னா, அதாவது இவங்க ஒரு ஒரு குடும்பத்தில பார்த்தீங்கன்னா 3- 3 குடும்பம் இருக்கிறாங்க. அதாவது ஒரு ஒரு பேச்சுக்கு, ஒரு எடுத்துக்காட்டு சொல்லனும்னா, இப்ப எங்க மாமியார், மாமனார் ஒரு குடும்பம். நான் என் வீட்டுக்காரர் ஒரு குடும்பம்.
சரி, சரி. ம். சரி.
சரிங்களா? எங்க வீட்டுக்காரரோட தம்பி, தம்பி பொண்டாட்டி அவங்க ஒரு குடும்பம். அப்ப எங்க வீட்டிலேயும் மொத்தம் 3 குடும்பம். ஆமா. ஆமா. அப்போ இவங்க எப்படி கணக்கு பண்றாங்க, அந்த கெடா வெட்றான்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அவங்க வீட்ல 5 குடும்பங்க.
அவங்க ஒரு குடும்பம். ஆமா, அது ஒரு தலைனு சொல்லுவாங்க, ஒரு வாரிசுக்கு ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. சரி, ம். சரி.
ஆ அந்த, ம்ஹ பாரதம் பாடுறாங்க பாருங்க, அவங்க வீட்ல 7 குடும்பம். அவங்க அண்ணன், தம்பி எல்லாம் 7 பேர் அவங்க இதில.
சரி.
அவங்க சித்தப்பா அப்படில்லாம் பார்த்தீங்கன்னா, 7 பேர் வராங்க. அவங்க 7 பேரும் காசு தரல. இவங்களும் காசு தரலன்னு சொல்லிட்டாங்க எங்கள மட்டும் போட சொல்
சரி. ஆ, அது, அதாவது அவர் ஒருத்தர் ஏத்துக்கிற காசுல எங் குடும்பத்துக்கு மொத்தமே அப்படிங்கிற மாரி கொண்டு வரார் வழி, ம். சரி.
அதாவது ம் ஆமா. நாங்க ஒரு தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5,000 வாங்க ஆரம்பிச்சோம். அவர் என்ன சொல்றாரு எங்க குடும்பம் வந்து 5,000 5 பேர்னா 25,000 குடுக்கணும். நாங்க குடுக்க மாட்டோம். நாங்க தான் கெடா குடுக்குறோமே, நீங்க வெளியில போய் ஒரு கெடா வாங்கினீங்க அப்படின்னா கொறஞ்சபட்சம் 30,000 வரும் உங்களுக்கு. அந்த செலவ நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்ட்டு. நாங்க என்ன சொல்றோம் காசெல்லாம் ஃபர்ஸ்ட்டு குடுங்க எல்லாம் போட்டுக்கலாம். திருப்பி கூட நீ உன் காச வாங்கிக்கோ, அது ஒரு கணக்கில வரும் நமக்கு அப்படின்னா, அத அவர் ஒத்துக்கவே இல்லைங்க.
சரி. ம். அந்த மாரி. அதனால சொல்றேன். சரி. ம். ம். சரி. சரி. சரி.
2 குடும்பமும் போட்டி போட்டு நிக்றாங்க. முடியவே முடியாது, முடியவே முடியாது நிக்றாங்க.
சரிங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள்லாம் நம்ம பங்காளின்னு சொல்வோம் இல்லிங்களா? அந்த மாரி ஒரு ஆளுங்கள வராங்க. இந்த அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, பத்திரிக்கை வந்து ஊர்ல இருந்து பத்திரிக்க அடிச்சாங்க, அன்னைக்கு பத்திரிக்க அடிக்கிற அன்னிக்கு வந்து சரி பார்ப்பாங்க, பத்திரிகைய. அந்த ஊர் பத்திரிக அடிக்கும்போது சரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நாங்களும் எங்க வீட்டுக்காரர் எங்க வீட்டுக்கார், எங்க குடும்பம், எங்க வீட்டுக்காரர், எங்க மாமனார்லாம் நாங்க என்ன பண்டோம், வெளியில ஒரு வேலையா நாங்க வெளியே போய்ட்டோம். அதனால எங்களால அதில கலந்துக்க முடியல. அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த பாரதம் பாட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளோட பேரும், கெடவ ப ப பரிசளிப்புன்னு சொல்லிட்டு அவருடைய பேரையும் மட்டும் போட்டுட்டாங்க.
ஆமா. கண்டிப்பா. சரி. ம். கண்டிப்பா. சரி. ம்.